அ இப்ப வந்து பொதுவா அந்தக் கைப்பேசிய பயன்படுத்தாதவங்கன்னு யாருமே இருக்க முடியாது. அ அது மட்டும் இல்ல எதாவது ஒரு லேப்டாப் அந்த மாரி ஒரு டெக்னாலஜி வந்து வளர்ந்துட்டே போறதுல. அதுலயும் வந்து அதிகமான நேரம் நம்ம பாக்குறது வந்து ஒரு சில வீடியோ காட்சிகள் தான். அது முதல்லலாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த YouTubeல நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் இல்ல பொழுதுபோக்கா பாக்கணும்னா கூட ஒரு 25 நிமிடங்கள் குறைவா அந்த வீடியோல்லாம் போகும் அத பாப்பாங்க. இப்பலாம் ரொம்ப ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்ட்ஸ் வெறும் 30 செகண்ட்ஸ் மட்டும் ஓடுற மாதிரி இருக்கு. நீங்க வந்து இந்த மாதிரி பாக்குற பழக்கங்கள் இருக்கா? இருந்தா நீங்க எந்த மாதிரியான வீடியோகளுக்கு வந்து அதிக நேரம் செலவிட விரும்புறீங்க?
ஆ, கண்டிப்பாங்க. எனக்கு வந்து 2 விஷயமும் புடிக்கும். இந்த ஷார்ட்ஸ்ன்ற விஷயமும் புடிக்கும். அதே சமயத்துல ஒரு பெரிய படமாக இருந்தாலும் புடிக்கும். இல்ல ஒரு 45 நிமிஷம் வீடியோவா இருந்தாலும் புடிக்கும். அது எந்த நேரம்ன்றத பொறுத்து. அத தவர வந்து எதப் பத்தி அந்த ஒரு காணொளி இருக்குன்றத பொறுத்து. இப்போ அந்த காமெடி காணொளிலாம் நெறைய வருதுங்க. அந்த ஷார்ட்ஸ்ன்னு சொல்லப்படுறதுல ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. இந்த ஃபேமஸ்ஸா இருக்கறவங்க ஒரு நெறைய இந்த YouTubers இருக்காங்க. இந்த புருஷன், பொண்டாட்டிங்க <chuckles> 2 பேருக்குள்ள நடக்கற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள வந்து சுவாரஸ்யமா சொல்ற மாதிரி. அந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க.
ஆமாங்க. சின்ன சின்ன சண்டை ஆமா அதிக வரும். கண்டிப்பா.
அந்த மாரி அ இதப் பார்ப்பேன். அது அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்க்குன் பார்க்கிறதுண்டு. அதே சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் விமர்சனம். அதத் தவர வந்து இந்தப் படங்களோட விமர்சனம்லாம் இருக்கு இல்லையா? அதாவது ட்ரோல்ன்னு சொல்லுவாங்க.
ஆமாங்க. ம்ஹ்ம்.
அதெல்லாமும் பார்க்கிறதுண்டு. அதெல்லாம் சில சமயம் வந்து 40 நிமிஷம் கூடப் போகும். இல்ல அரசியல் வா வாதட வாதாடி மே மேடைன்னு சொல்லுவாங்களே டிபேட்.
சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா.
<clears throat> அதெல்லாமும் பார்க்கிறதுண்டுங்க.
சரிங்க. இப்போ அ நறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்ப இந்த திரைப்படங்களப் பார்க்கற பழக்கம் இருக்குறவங்க முதல்ல திரையரங்குகளத் தேடி போயிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது எல்லாமே இந்தக் கைப்பேசியிலயே வந்து பதிவிறக்கம் செஞ்சு அ அதுலயே வந்து கூடப் படங்கள்லாம் பார்க்குற பழக்கம் இருக்கு, நறைய பேர் இப்ப மாறிட்டாங்க. நீங்க வந்து எந்த மாதிரி திரையரங்குகளுக்குப் போய் பாப்பீங்களா? இல்லனா டவுண்லோட் பண்ணி பாப்பீங்களா?
நீங்க அ சொன்னது வந்து உண்மையான ஒரு விஷயங்க. அ நான் சிறு வயதிலிருந்தே வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து திரையரங்குக்கு கூட்டிட்டு போற அளவுக்கு வசதி இல்லாம <chuckles> இருந்தது. அது ஒண்ணு இருந்தது. அதனால வந்து இந்தத் த தொலைக்காட்சியில தான் நெறைய படங்கள் பாத்திருக்கிறேன். திரையரங்குக்கு போனதே இல்லன்னு சொல்லமாட்டேன். அது வந்து இந்த "ஆடிக்கொரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள்னு" சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி. அப்டித்தான் போக முடிஞ்சது உண்மைய சொல்லணும்னா. அப்டி இருக்கும்போது அதுவும் ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க? எனக்கு ஒரு குதூகலமான ஒரு விஷயமாதான் இருந்தது. ஆனாலும் நறைய வந்து வீட்டிலேயே உக்காந்து இந்தத் தொலைக்காட்சியில பாத்தது. இந்த அப்பல்லாம் வந்து தூர்தர்ஷன் தான் வந்து இருக்கும்.
சரி, சரிங்க. சரிங்க. அமாவாசைக்கு ஒரு நாள் அந்த மாதிரி. கண்டிப்பா. சரி, சரிங்க. ம்ஹ்ம். சரிங்க.
சனிக்கிழமன்னா அ மித்த மொழிப் ப திரைப்படங்கள் போடுவாங்க. அஸ்ஸாமிசோ இல்ல த அதுலயே வந்து தமிழ் ஒரு சில நேரங்கள்ல வரும்.
1 நாள் வரும், கண்டிப்பா.
ஒரு சில நேரங்கள்ல வரும். அதத் தவற இந்த டிடி வந்து தூர்தர்ஷன் தமிழ் இருக்கு இல்லையா? இப்போ பொதிகைன்னு ஆக்கிட்டாங்க. தூர்தர்ஷன் தமிழ் வந்து அது ஒ கொஞ்சம் நாள் அந்த வயலும் வாழுமும் அது அந்த மாரி ஓடும். அது ஒரு சீரியல் ஓடும். அந்த செவ்வாய்கிழமையினா நாடகம் ஓடும்.
ஆமாங்க, ஆமாங்க. பொதிகை ஆக்கிட்டாங்க சரிங்க.
சனிக்கிழம, ஞாயித்துக்கிழமையில வந்து படங்கள் ஓடும்.
கண்டிப்பா, கண்டிப்பா. சரி சரி சரி.
அந்த மாரி தான் பாத்துப் பழக்கம். அதுக்கப்புறம் வந்து இந்த அ சாட்டிலைட் டிவின்னு வந்தது இல்லையா? நம்ம கேபில் டிவி. இன்னு இன்னும் சொல்லணும்னா சாட்டிலைட் டிவி கூட இல்ல, கேபுல் டிவி.
ஆமா, ஆமா. Cable TV வந்தது. ஆமா, ஆமா.
டிஷ் ஆன்டெனான்னு சொல்லிட்டு.
கண்டிப்பா, கண்டிப்பா அது வந்து ஒரு பெரிய ஆமா. மக்கள் வந்து அப்பத் தான் அந்தத் தொலைக்காட்சி பக்கம் வந்து அந்த மோகம் வந்து அதிகரிக்குது. அந்தக் கேபுல் டிவி ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம்.
அது வரும்போது நறைய படங்கள பாக்கதுக்கூடிய வாய்ப்புகள் கெடைச்சுது. உண்ம. உண்மயான ஒரு விஷயம். அதுல நெறைய படங்கள், பழைய படங்கள் நெறைய போடுவாங்க. அதாவது அப்போ இருந்த தொலைக்காட்சி அ சேனல்ன்னு பாத்தீங்கன்னா அ Sun டிவி வந்தது. அதுக்கப்புறம் ஒரு சில ஒரு சிலது தான். ரொம்ப கம்மி தான். அப்புறம் அந்த Star Vijayலாம் இப்ப தான். அந்த Vijay டிவின்னு ஒண்ணு வந்தது நடுல. அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பேரு ஒண்ணு இருந்தது. கோல்டன் ஈகிள்ன்னு நெனைக்கிறேன்.
கண்டிப்பா. ஆமாங்க, ஆமா. மொதல்ல இருந்தது. அப்படிங்களா. ஓஹோஹோ.
கோல்டன் ஈகுல்ன்னு நினைக்கிறேன். அது தான் வந்து விஜய் வாங்கிட்டு விஜய் டிவின்னு வந்தது.
சரி, சரிங்க.
அந்த மாரி அது அது அதுல படங்கள் பார்க்கிறது. அந்த பழைய படங்களா இருக்கும். அது வெறும் ஒரு மாரி கலவையா வந்த படங்கள் வரும்.
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா.
அதுக்கப்புறமாதான் வந்து இந்த அ இசை, அதுக்கப்புறம் அந்த க சிரிப்பொலி அந்த மாரி வந்தது.
செய்தி சேனல்கள் அதெல்லாம் இப்போ வந்து வ வர ஆரம்பிச்சுடுச்சு. கண்டிப்பா. ஆனா இப்போ ஆ.
ஆமா அது, அது திரைப்படத்துக்குன்னுட்டு ஒரு இது வந்து கொண்டு வந்தது வந்து சன் டிவிதான் நினைக்கிறேன். இந்த கே டிவின்னு ஒரு
கண்டிப்பா, கண் கே டிவி அது தான் சொல்ல வந்தேன். அந்தக் கேடிவினு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான், நறைய திரைப்படங்கள வந்து ஒரு நார்மல் பீப்பல்ஸ் கூட எல்லா திரைப்படங்களுமே ஓரளவுக்கு அதுல பார்க்க முடிஞ்சதுன்னு நெனைக்கிறேன். எங்க வீட்டுலல்லாம் என்னோட தாத்தா வந்து காலையிலேயே போட ஆரம்பிச்சுருவாரு. போட்டார்னா ஒரு நாளைக்கு அந்த 4 படத்தையும் காதுகேக்காட்டி கூட அந்தப் படங்கள வந்து பாப்பாரு. உன்னிப்பா கவனிப்பாரு. அந்தப் பழக்கம் இருந்தது அவருக்கு.
புரியுதுங்க பிரமாதமான விஷயம். ஆனா அப்போ வந்து என்னன்னா அந்த காதல் செவைன் வாரம் வாரம் சூப்பர் ஹிட் வாரம்னு சொல்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இது. காவிய புதன், காதல் செவ்வாய், இந்த திங்கள் அப்படின்னு எல்லாம் வந்து வரும். இந்த சூப்பர் ஹிட் வெள்ளி.
ஆமாங்க. ஆமா. அது தான். ஆமா. அதான். அந்த தொலைக்காட்சி வந்து அவ்வளவு ஒரு பெரிய பிரம்மிப்பா பாத்துட்டு இருந்த நாட்கள் போயி இப்ப வந்து பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி ஆன் பண்றதுக்கே நமக்கு நேரம் இல்ல. ஏன்னா அதைவிட வந்து நம்ப கைப்பேசியில் எல்லாமே இருக்கே. ஆமாமா.
உண்மைய சொல்லணும்னா அது தான். அது தான் அது தான் சொல்ல வர வந்தேன் நான்னு. அது அது உண்மை, உண்மையா அந்த அந்த ஒரு ட்ரன்ஸ்பர்மேஷன் தான் சொல்லலாம்னு வந்தேன். எப்படி மாறிச்சு அப்படின்றது தான் சொல்லலாம்னு வந்தேன். அதுல போயிட்டு இருந்த காலத்துல இன்னிக்கும் கேபிள் டிவி தான் யூஸ் பண்றோம். ஆனா என்ன இந்த செட்டப் பாக்ஸ் போட்டு யூஸ் பண்றோம் நம்ம.
கண்டிப்பா. கண்டிப்பா. சொல்லுங்க. சொல்லுங்க. கண்டிப்பாங்க.
அது ஒண்ணு தான் வித்தியாசமே தவர வேற எதுவும் கிடையாது. ஆனா வந்து இப்போ வந்து நான் கணிப்பொறித் துறையில இருக்குறதுனால என்கிட்ட கண்டிப்பா வந்து மடிக்கணினி வந்து தேவைப் ப பட்ட ஒரு விஷயமா ஆயி ஆனு-ஆகிடுச்சு. அதுல இந்த இப்போ OTT பில்டபார்ம் அது இதுன்னு வருது. நானும் இப்போவும் ஒரு சில நாட்கள் அ திரையரங்குக்கு போய்ப் பார்க்க முடியும். பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப அரிதாதான் பார்ப்போம். மா நான் வந்து பொதுவா இதுல தான் பார்ப்பேன். ஒண்ணு என்னோட மடிக்கணி. இதுல கூடப் பாக்குற பழக்கம் கிடையாது. ஏன்னா கைபேசி வந்து ரொம்ப சின்னதா தெரியும்ன்றதுனால நான் வந்து அந்தக் கைபேசியில பார்க்கிற பழக்கத்த வந்து விட்டுட்டேன்.
சரிங்க, சரிங்க.
அது வேற இந்தச் ஷார்ட்ஸ், இந்த YouTube அந்த வெளிய எங்கையாவது போறோம்ன்ற பட்சத்தில தான் ப அந்த மாரி கைபேசி உபயோகிப்பேனே வழிய. வீட்டில இருக்கிறேன்னா அது வந்து இதுல தான் பார்ப்பேன். என்னோட மடிக்கணினியில தான் பார்ப்பேன்.
கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ இன்னும் சில பேர் எல்லாம் ஒரு படி போயி இப்ப அந்தப் படங்கள வந்து நம்ம கைப்பேசியில பதிவிறக்கம் பண்றாங்க பாருங்க. இப்ப என்னோட வீட்டுல எல்லாம் என்னோட கணவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு 3 மணி நேரம் படம், 2 1/2 மணி நேரம் படத்த ஒரு ஒரு மணி நேரம் இல்லைன்னா 1/2 மணி நேரத்துல பார்த்து முடிச்சிடுவாரு. ஏன்னா அந்த அந்த முழு படத்தையும் பொறுமையா பாக்குற அளவுக்குப் பொறுமை பத்தாது ஒண்ணு, இன்னொன்னு நேரம் இருக்காது. அதனால என்ன பண்ணுவாரு, ஓட்டி, ஓட்டி, ஓட்டி, ஓட்டி முக்கியமான ஆ இடத்துல மட்டும் இல்லைன்னா ப்ர்ஸ்ட்டே இந்த விமர்சனத்தைப் பார்த்துடுறது. எந்தப் படம் டவுண்லோட் பண்றதுக்கு முன்னாடி போய் மொதல்ல விமர்சனத்தப் பார்த்துருவாங்க. அதை வச்சுதான் அந்தப் படத்த நம்ம பார்க்கலாமா, வேண்டாமான்னு முடிவுக்கு வந்து ஒரு 2 1/2 மணி நேரம் படத்த ஒரு 1/2 மணி நேரத்துல வந்து பார்த்து முடிச்சிடுவாங்க. நீங்க அத வந்து எப்படி பயன்படுத்துறீங்க, இல்ல பார்க்குறீங்களா?
புரியுதுங்க. இல்லங்க. நான் பாத்தா ஒழுங்கா பாப்பேன். என்ன பாடல்கள் மட்டும் ஓட்டிடுவேன். இப்ப இருக்குற படங்கள்ல பாடல்கள் நல்லா இல்ல. அதனால வந்து எனக்கு மனசுல நிக்கலைன்றதுனால இந்தப் பாடல்கள மட்டும் ஓட்டிடுவேன். மிச்சபடி படங்கள் வந்து முழுசா தான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு அந்தக் கதை தெரியனும். அந்த ஒரு தொடர்ச்சி வந்து தெரியாம எனக்குப் புரியாது படம்.
கண்டிப்பா. சரிங்க, சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா.
அந்ததால படங்கள் மட்டுமல்லாது எதுவா இருந்தாலுமே. இப்போ நீங்க நா சொன்னேன் இல்லையா? நானு அந்த அரசியல் டிபேட்டுகள், வாக்குவாதங்கள் அதே மாரி வந்து அரசியல் ட்ரோல்லு. அதே மாரி படங்கள ட்ரோல் பண்ணுவாங்க. என்னடா இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க? அந்த மாரி ரொம்ப மனசு ரொம்ப ஒரு மாரி சஞ்சலத்தோடயோ, இல்ல கஷ்டத்தோடயோ இருந்ததுன்னா, அந்த நிகழ்ச்சியைப் பாக்குறது அதெல்லாம் வந்து உண்மையிலேயே சொல்லணும்னா அந்த YouTube என்ன பண்ணும்? அந்த ஒரு ச இது வந்து ரொம்ப நல்ல விஷயமாவே நான் பார்க்குறேன். ஒரு ஒரு ஒரு பக்கத்துல. ஏன்னா அதுல வந்து இந்த மாரி அ வ நம்ம என்டேர்டைன்மெண்ட் என்ற ஒரு விஷயமும் இருக்கு. அத தவிர பாத்தீங்கன்னா, நா அந்தத் துறையில இருக்குறதுனால ஒரு சில விஷயங்கள வந்து கத்துக்கணும்னு ஆசைப்படும்போது, அது அதுக்கான ஒரு வீடியோகுளம் அந்த வீடியோகுளம் இருக்குன்றது தான் உண்மையான ஒரு விஷயம்.
ஆமாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பாங்க. சரியா சொல்றீங்க. முதல்லா நாம எதாவது ஒரு விஷயத்த பத்துக்கணும்னா அதுக்கு உண்டான ஒருத்தர் கிட்ட போயி நம்ம நேரத்த செலவழிச்சு, அதுக்கு ஒரு கட்டணம் செலுத்திதான் நாம பார்த்துக்கிற மாரி இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு யோகா பயிற்சி, இல்ல ஒரு உடல் பயிற்சியை செய்யணும்னு கூட வச்சுக்கோங்களேன். இல்ல ஒரு உணவே நாம தயார் செய்யணும்னா கூட, ஒண்ணு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கணும். நறைய நாட்கள். ஆனா இப்ப அந்த YouTube ன்னு ஒன்னு செயலி வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே அது கொஞ்சம் பயனுள்ளதா கூட இருக்கு. நான்லாம் என்ன பண்ணுவேன்னா ஆமாங்க.
உண்ம. ஆமா. அதை எப்படி நாம உள்ளதா நாம இந்த ஆக்கிக்கிறோம்ன்றதுல தான் நம்மளோட திறமை. அதுல எல்லாமே இருக்கு. எல்லா இடத்துலயும் எல்லாமே இருக்கு. நாம நமக்குத் தேவை. அதாவது ஒரு துணிக்கடைக்குப் போகணும்னு வச்சுக்கோங்களேன். துணிக்கடல் மதினே வச்சுக்கோங்க. சரவணா ஸ்டோர் ஏதோ ஒண்ணு நாம போறோம்னு வச்சுக்கோங்க. நமக்குத் தேவையானது தான் நாம எடுத்துப் போவோமே தவர, இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் எடுத்துக்க மாட்டோம் இல்லையா?
ஆமாங்க, ஆமாங்க. ஆமாமா. ஆமாமா, ஆமாங்க. ம். ம். சரியா சொன்னீங்க. ஆமா.
அந்த மாரி இருக்கிற வரைக்கும், அந்த மாரி ஒரு செயலிகளோ இல்ல, அந்த மாரி ஒரு அ தொழில்நுட்பமோ நமக்கு வந்து சாதகம். அ உண்மையிலேயே சொல்லணும்னா, ரொம்ப நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேங்க.
கண்டிப்பா. அதாவது உங்களுக்கு வந்து பாரபட்சமே இல்ல. 2மே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சி சில சமயங்கள் அந்தச் சின்ன வீடியோக்களும் பாக்குறதுண்டு. படமா பார்த்தேன்னா முழு நீளப்படத்தையும் நான் வந்து முழுசாதான் பார்ப்பேன் அப்படின்னு அழகா சொல்றீங்க. ஆமா. இப்ப அந்த நேரத்தப் பொறுத்து நீங்கப் பார்க்கிற வீடியோக்களுடைய அந்த நீளம் மாறுபடுமா? இப்ப எனக்கெல்லாம் நெறைய நேரம் இருந்தா ஒரு 1/2 மணி நேரம் ஒரு சமையல் வீடியோவைப் பார்ப்பேன். ஏதாவது சமைக்கணும்னா. நேரம் ரொம்ப குறைவா இருந்தா என்ன பண்ணுவேன், வெங்காயத்தை கட் பண்ணிட்டு அந்த ஷார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 30 நிமிஷத்துல எதுவுமே பேசமாட்டாங்க. அந்த வீடியோ மட்டும் காட்டுவாங்க. ஆனா அந்த முழு வீடியோ அதுல இருக்கும் ஆனா. நம்ம என்ன சமைக்கப்போறமோன்னு. நமக்கு அந்தப் பொருள்கள் தெரியும் பட்சத்தில அதப் பார்த்தாலே எனக்குப் போதுமா இருக்கும் சில நேரத்துல. அதப் பார்த்துச் சமைக்குவேன். அந்த மாதிரி ஏதாவது நீங்கப் பிரிச்சுக்குவீங்களா? நேரம் இருக்கும்போது நான் இதெல்லாம் பார்ப்பேன். நேரம் இல்லைன்னா இதுலல்லாம்
ஆமாங்க. உண்மைங்க. இல்லைங்க. அந்த மாரி ஒரு பெரிய வீடியோ இருக்கு அப்டின்ற போது அதுக்கெல்லாம் ஷார்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது அந்த அந்த ஷார்ட்ஸ் வர்றத வச்சு தான் நான் வந்து அந்த வீடியோக்கே போவேனு வெச்சுக்கங்க. அ அ ரொம்ப நெறைய வீடியோக்கள் எப்படி வரும்னா அந்த ஷார்ட்ஸ் வந்துரும். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஷார்ட்ஸ்ஸ வரும். அதுக்கு மேல வந்து அந்த ஒரிஜினல் வீடியோவோட இதைக் குடுத்திருப்பாங்க. அந்த லிங்க் குடுத்திருப்பாங்க.
சரி, சரி, சரிங்க. ஆமாங்க, ஆமா.
அது தான், க்ளிக் பண்ணி போயிட்டு, அந்த ஒர்ஜினல் இது அது 40 நிமிஷமா இருந்தால் நான் ஒ நேரம் இல்லையா? அதை வந்து மினிமைஸ் பண்ணிப்பேன். இல்லேன்னா சேவ் டூ லேட்டர் இல்ல அந்த ஹிஸ்ட்ரில் போட்டு வச்சுப்பேன். அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கும்போது அதை திருப்பி வந்து பாக்குறதுண்டு.
ஆமாங்க, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா எனக்கு ஆமாமா. இதுல ஒரு இது இருக்கும். எனக்கு அந்த நம்ம பார்க்கும்போது நமக்கு அது அப்ப பார்க்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஆ வாட்ச் லேட்டர்ல போட்டு வைப்போம். ஆனால், மறுபடியும் அதை நம்ம போய்ப் பார்ப்போமான்னு கேட்டால் அது எனக்குப் பெரிய சந்தேகம் தான். திருப்பி இருக்கு. சரி, சரிங்க சார். சரி, சரி. <chuckles>
படங்களா இருந்தாலும் சரி, அந்த வெப் சீரியஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ. ஆமாங்க. எனக்கு அந்தப் பழக்கம் உண்டு-ங்க. எனக்கு அந்தப் பழக்கம் ஆமா. எனக்கு அந்தப் பழக்கம் உண்டு. அது அது அது ஆ என்னோட ஆர்வத்துக்கான ஒரு விஷயமா இருந்தா, கண்டிப்பாகவே பார்ப்பேன். அது வந்து அ படிப்பு சம்பந்தமா இருந்தாலும் சரி, அ தொழில் சம்பந்தமா இருந்தாலும் சரி, இந்த அரசியல் சம்பந்தமா இருந்தாலும் சரி, இல்ல ஆன்மீக சம்பந்தமா இருந்தாலும் சரி, அதை வந்து நான் பண்ணிட்டு திருப்பிப் போய்ப் பாக்குறது உண்டு-ங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப அழகா, அருமையா நீங்க உங்களோட வாழ்க்கை பயணத்தில் நீங்க வந்து இந்தப் பொழுதுபோக்கு அம்சம், அதை வந்து பொழுதுபோக்காக மட்டும் நான் பார்ப்பது கிடையாது. என்னுடைய வேலைக்கான பயனுள்ள வீடியோக்களுமே நான் வந்து அதில் பார்க்கிறேன். சின்ன வீடியோவா இருந்தாலும் சரி, பெரிய படங்களாக இருந்தாலும் நான் வந்து அதை விரும்பித் தான் பார்க்கிறேன். எனக்குத் தேவைப்படும் பட்சத்தில் அப்படின்னு, ரொம்ப அழகா நீங்க உங்களோட அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்தச் சின்ன வீடியோக்களைப் பார்க்கும்போது, அதிலே நமக்கு அது உ உண்மையாலுமே பயனுள்ளதா இருந்தா கீழயே வந்து அதோட முழு நீள வீடியோக்கான ஒரு லிங்க் இருக்கும். அதை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து அதைப் பற்றிய முழு விவரங்களையுமே வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப அழகா வந்து நிறைய விஷயங்கள் நீங்கப் பதிவிட்டீங்க. உங்களுடன் பேசியதில் மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றி!
உங்க நேரத்த செலவிட்டு, எனக்காக வந்து பொறுமையா நீங்க கேட்டீங்க. உங்களோட நீங்க கேட்கும் பட்சத்தில் தான் என்னால் வந்து நிறைய பேசவும் முடிஞ்சது. ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்காக. அது தவிர இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பா பேசலாம்-ங்க. மிக்க நன்றி-ங்க.
நன்றி-ங்க.